நம்ப பாத்தீங்க அப்டினா, வேலைக்காகவோ இல்ல நம்பளோட கல்விக்காகவோ, நம்ம என்ன பண்றோம்? அப்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடை இடைவெளியான ஒரு தூரத்தில நம்ம போயிட்டே இருக்குறோம். அது வெளிநாட்டுக்கா இருக்கலாம், இல்ல வெளி ஊருக்கா இருக்கலாம், ஆனா நம்மளோட சொந்த ஊர்கள விட்டு என்ன பண்ணிட்டே இருக்கோன்னா, நம்ம மாறி போய்ட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட தருணத்தில இணையம், சமூக ஊடகங்கள் உறவை, ஒவ்வொரு உறவுகள் தலைமுறையின் இடையிலான தூரத்தை எப்டி சுருட்டிகி சுருட்டுகிறல் குறைக்கிறன? எப்டிங்கிறது சொல்ல முடியுமா? எங்கிட்ட.
ஆ, கண்டிப்பாங்க. இந்த சமூக ஊடகங்களா இருக்கட்டும், இந்த இணையமா இருக்கட்டும், இது வந்து குடும்ப உறவுகள வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப சுருட்டி தான் போட்ருக்குன் நெனைக்கிறேன். எப்படி சுருட்டி போட்ருக்குன்னா, பாசத்த தாங்க ஃபர்ஸ்ட் சுருட்டி போட்ருக்குது. பாசமா இருக்கட்டும் பாசமா இருக்கட்டும், ஒரு நட்பா இருக்கட்டும், ஒரு ம் அறிவுரையா இருக்கட்டும், எல்லாமே எல்லாமே சுருண்டு சுருங்கி போயிடுச்சு. இது எப்டின்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்நோக் எனக்கு நடந்த வாழ்க்கையில நடந்த 1 சம்பவம் என்னான்னு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணன் வந்துட்டு கொஞ்சம் தூரமா இருக்காங்க, எங்க அண்ணன் குடும்பம் கொஞ்சம் தூரமா இருக்கு எங்கள விட்டு.
எப்படி சொல்றீங்க? செரி.
அதாவது, எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா, தனிக் குடித்தனம் தான் வாழ்றாரு. எங்க அப்பா, அம்மா கூட இல்ல. எங்க அப்பா, அம்மா தனியா இருக்காங்க. அவன், தனியா இருக்காங்க. ஆனா, அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு, வா 1 மாசத்துக்கோ, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, வந்து பாத்துட்டு போவான்.
ஓ!
அப்போ, எங்களுக்கு அவுங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, நானும் என் பொண்டாட்டியும் வந்து பொழுதன்னைக்கு வேல பாக்குறோம். அ, எங்களுக்கெல்லாம் வந்து ஊர்ல வந்து இப்ப அவன் வ, எ, எங்க அம்மா, அப்பாவுடைய வீடுமே, அவனுடைய வீடும் வந்து பாத்தீங்கன்னா அவன் இருக்குற இடமும் பாத்தீங்கன்னா, ஒரு நைட், ஒரு 4- 5 மணி நேரம் டிராவல் தான்.
செரிங்க.
வார வாரம் வந்துட்டு பாத்துட்டு போலாம். தப்பு கிடையாது. ஆனா, அவனுக்கு என்ன அப்படின்னா, வேலை வந்து பெருசா போய்டுச்சு. அதே மாதிரி, அப்பா அம்மா தானே! ஃபோன்ல பேசினா போதும். ஃபோன்ல குரல் கேட்டுட்டா போதும். ம், எண்ணம். கண்டிப்பா. அ, ஃபோன்ல பேசினா போதும். அந்தக் குரல் கேட்டா போதும். அ, "என்ன பண்றீங்க அப்பா? நல்லாயிருக்கீங்கன்னா?" "நல்லாருக்கேன்." "சாப்ட்டீங்களா?" "ஆ, சாப்ட்டேன்." "என்ன சாப்ட்டீங்க?" "2 இட்லி சாப்பிட்டேன்." முடிஞ்சு போச்சு, அவ்ளோதான். இதுக்கு என்னென்னா, ஃபோன்ல அப்பா, அம்மா நல்லாருக்காங்க. விசாரிச்சுட்டேன். அம்மாட்ட விசாரிச்சுட்டேன். அக்காட்ட விசாரி தங்கைட்ட விசா அப்படின்ற மாதிரி, போயிடுதுங்க. அப்ப, அந்த இணையம் என்ன பண்ணுது? இதுவே நம்ம நேரடியா பாத்தா, எப்டி பேசுவோம் நம்ம? "என்னப்பா பண்ணீட்டு இருக்கீங்க? சாப்ட்டீங்களா? வாங்கப்பா, டீ குடிக்கலாம். வாங்கப்பா, உட்காருங்கப்பா. சாப்பிடுங்களேன்? என்னப்பா 2 இட்லி சாப்றீங்க? இன்னும்" ம்.
"நம்ப அப்பா, அம்மா தானே?" அப்படிங்கிற ஒரு எக எகத்தாள மாதிரியான, ஒரு உணர்வு, ம். ஆ. என்னப்பா ஆச்சு? ஆ, அது மட்டும் இல்லாம அ, வேலைலாம் என்னாச்சு? ஏதாச்சு? சித்திகள் எப்படி இருக்காங்க? பெரியம்மா எப்படி இருக்காங்க? மாமா என்ன சொன்னாங்க? ஏது சொன்னாங்க? எல்லாத்திலயும் ஒரு ஒருச்சு கேட்டு தெரிஞ்சுக்வோ ஆமாங்க.
ம். எல்லாமே நம்ம கேப்போம். 1 இட்லி, 2 இட்லி சாப்பிட்டுருக்கும்போதே, 1 இட்லி கொண்டு போய் எக்ஸ்ட்ரா வைப்போம். "அப்பா சாப்பிடுங்கப்பா. உடம்ப பாருங்க, துரும்பா இளச்சு போச் சாப்டுங்க" அப்படின்னு சொல்வோம். அந்த கவனிப்பு, அந்த ஒரு அக்கறை, எல்லாமே பாத்தீங்கன்னா, அந்த இணையத்தில நம்மளால கொடுக்க முடியாது. இணையத்தில வந்து, அவுங்க சாப்பிட்டுருக்கும்போதே, இன்னொரு, இன்னொரு இட்லி வைங்கம்மான்னு சொல்ல முடியுமா? டக்குனு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு, போயிட்டே இருப்பாங்க. இல்லையா? அந்த மாதிரி, அ, இது இது, இந்த மாதிரி, விஷயங்கள் எல்லாமே சுருண்டு போயிடுச்சு. அ, இன்னொன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா யார் யாருக்கான உறவு வந்து, கட்டாயிட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த தாத்தா, பாட்டி. பேரன், பேத்தி.
ரொம்ப சரியா, சொன்னீங்க. <laughs> ஆமாங்க.
இவங்களுக்கான உறவுகள் வந்து ரொம்ப சுருங்கி போயிட்டிருக்கு. இப்ப எப்டின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு வந்து எங்க அப்பா எங்க அப்பாக்கு எங்க அப்பா 1 பையன். எங்க அண்ணே 1 பையன். எங்க அண்ணனுக்கு 1 பையன். அப்போ என்ன ஆகுது, எங்க அண்ணனுடைய பையன பார்த்து, தூக்கி கொஞ்சு வளர்க்கணுன்றது, எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஆச.
ம். அது எல்லா தாத்தா, பாட்டிகளுக்கும் உள்ள ஆசைங்க! ஆ.
ஆமா. ஆனா, அவங்க வந்து அ த வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலுமே கூட, அவங்க வந்து இங்க வந்து வச்சு பண்ண மாட்டாங்க. அவங்க, அங்க தான் வச்சு பண்ணணும். ஏ அப்டினா? தனி மனித சுதந்திரம். "எங்களுக்கு சுதந்திரம் வேணும். நாங்க தனி குடித்தனம் வந்துட்டோம். எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைய நாங்க அமைச்சுக்க பார்க்கிறோம். இதில இவங்களாம் வந்து கூட இருந்தாங்க அப்டின்னா, அந்த வாழ்க்கை வாழ முடியாது. எங்களால எல்லா நேரத்து நாங்கலாம் வாரத்துக்கு வாரம் 1 முறைக்கு வெளியில போவோம். நாங்க வெளியில போய் சாப்பிடுவோம். நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு டூர் போவோம், ட்ரிப்பு போவோம். அதெல்லாம் நடக்காது, இவங்க இருந்தா." அப்டின்னு சொல்லிட்டே என்ன பண்ணியர்றாங்க, அந்த குழந்தைய வந்து வீடியோ கால்ல காமிக்கிறது
ம்.
வீடியோ கால்ல வீடியோ கால்ல தூக்கி கொஞ்ச முடியுமா? முடியாது. வீடியோ கால்ல பேரனுக்குத் தேவையான உணவுகள வாங்கி தர முடியுமா? முடியாது. உ வீடியோ கால்ல குழந்தைக்கு வந்து ஊட்டி விட முடியுங்களா? முடியாது. வெறும் சிரிச்சு, "என்னம்மா பண்ற? என்னப்பா பண்ற? சாப்பிட்டியாப்பா? அப்பாவ பார், தாத்தாவ பாரு, தாத்தா பேர சொல்லு, இங்க பாட்டிய பாரு." இதுதான் பேசிக்க முடியும்.
முடியாது. முடியாது. அதுவும், முடியாது. ஆமா, இப்ப அந்த குழந்தைக்கு என்ன புடிக்கும்? ஏது புடிக்கும்? அப்டிங்கிறதே அந்த தாத்தாவுக்கு தெரியாது.
இதில அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ம். தெரியாது, ஆமா. அது என்ன சாப்பிடும்? எவ்வளோ சாப்பிடும்? அது நடக்குதா, பேசுதா?
அப்படி இருக்கும்போது, என்னைக்காச்சும் 1 நாள் ஊருக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, என்ன சாப்பாடு என்ன சாப்பிட்ரார் சாப்பிடும், என்ன சாப்பிடாது? அப்படிங்க தெரியாமயே இவுங்க வாங்ட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போயிட்டு, "அந்த குழந்தை சாப்பிடவே மாட்டுதே, நான் வாங்கி குடுத்தா சாப்பிடல." அப்டிங்கிற ஒரு எண்ணம், மன வருத்தம் அந்த தாத்தா பாட்டிகளுக்கு வந்து சேந்துரும்.
ம். கண்டிப்பா. ம். ம். வந்து சேர்ந்துருதுங்க. அப்போ எப்புடி அதை வாங்கி எப்புடி தெரியும்? எப்புடி வந்து தான் வாங்கி கொடுக்க வந்து, அந்த குழந்தைங்க சாப்பிடும்? முன்ன பின்ன தாத்தா தூக்கி இருக்கிறத உணர்ந்தா தானே, முன்ன பின்ன இதுதான் நம்ம தாத்தா அதுங்களுக்கு தெரிஞ்சா தானே, ஃபஸ்ட்டு தாத்தான்னு ஓடி வரும் பாட்டின்னு ஓடி வரும். இன்ன இடையான ஒரு தூரத்த வந்து, இந்த சமூக ஊடகங்கள் வந்து குறைச்சிருக்குதுங்க. அதுவே பாத்தீங்கன்னா, அ ம் எ வெ இப்ப ஒரு உ நான் கூட ஒரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன அப்டின்னா, நிச்சயதார்த்தமலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா, ஆன்லைன்லயே பண்ணிக்கிறாங்க. அது பையனோட வீடு ஒரு பக்கம் அ பையனோட வீடு ஒரு பக்கம், பொண்ணோட வீடு ஒரு பக்கம். அ 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, பாத்துக்குறாங்க, புடிச்சிருந்தா கல்யா நிச்சயம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பை பையன் வந்து வெளிநாட்டில இருக்கறாரு, அவரால வர முடியாது. அதனால அதை நிச்சயன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்றம் எங்கருந்து அந்த மோதரத்தை மாத்திப்பாங்க? எங்கருந்து அந்த பொண்ணும், மாப்ளயும் தனியா பேசிப்பாங்க? இல்லைங்களா? அந்த கலாச்சாரமே மாறுது பாருங்களேன்.
ஆமா. ஆமாங்க. இது பெரிய கொடுமையா இருக்கு! எல்லாமே வந்து இப்ப ஆமா எல்லாமே இப்போ இணையத்தள வழியா போய்ட்டா, அவுங்களுக்கு மொதல்ல என்ன புடிக்கும், ஏது பிடிக்குனுன் நம்ம நெருக்கத்ல இருக்கும்போது தான் தெரிய வரும்.
தெரிய வரும். அது
இவுங்க ஒரு பக்கம், அங்க ஒரு பக்கம் இருக்கும்போது, இன் அதாச்சும் ஆ எப்படி ஒரு மாய பிம்பம் கூட தான் நம்ம பேசிக்கிற மாதிரி இருக்குமே தவிர, நெஜமான ஒரு ஆளுங்க கூட பேசுற மாதிரியே இருக்காது.
ம். ஆமா. ம், <swallows> அதுவே பாத்தீங்கன்னா, வீடியோ கால்ல பே பாக்குற மூஞ்சும், அந்த நம்மளோட முகமும் பார்த்தீங்கன்னா, நேர்ல பாக்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம ஒரு கற்பனைல இருப்போம். "நம்மள கட்டிக்க போறவரு இப்படிதான் இருப்பார்னு", நம்ம ஒரு கற்பனையில இருப்போம். ஆனா நேர்ல வந்து பாத்தா, அவரு ஒ அவரு நம்ம கற்பனைக்கு ஓ வ மாறாக, அதாவது முற்றிலும் மாறு மாறுபட்டு கிடையாது. கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 20% வந்து ஒரு மாறுபட்ட ஒரு மூஞ்சி தான் நம்ம பாப்போம். அப்போ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது, இந்த இடத்ல வந்து அந்த பாசம், அந்த ம்ங்அ அ அந்த் இந்த தலைமுறையினுடைய எதிர்பார்ப்பு எப்புடி இருக்கு? அவுங்க வழியினுடைய வாழ்க்கை தரம் எப்படி மாறிட்ருக்குது? அவங்களுடைய அ வேலை விஷயமாவோ, இல்ல அவங்களுடைய சொஃபஸ்ட்டிகேட்டட் வாழ்க்கை மு முறையாலோ முறையால, இந்த இந்த வாழ்க்கை வந்து என்னாயிட்ருக்கு அப்டின்னா, அந்த பாசத்தை வந்து சுருட்டி தான் போடுதே தவிர, அது வந்து, அந்த விரிந்து காணப்ப நம்ம பாக்க முடியுறதில்லன்றது எனக்கு தெரியுதுங்க, இதுலருந்து.
ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. இப்ப நம்மளுடைய பள்ளிகள்லாமே வந்து என்ன பண்ணிகிட்டுருக்காங்க? அப்படின்னா அந்த இணையதளத்த தான் வந்து அதிகமா வந்து நம்பியிருக்காங்க. எதுவா இருந்தாலும், இப்போ வீட்டு பாடங்களா இருக்கட்டும். எல்லாமே முன்னாடிலாம் நம்ம வந்து வீட்டு பாடங்கள்லா என்ன பண்ணிடுவாங்கன்னா, டைரியில எழுதிக் குடுத்துருவாங்க. கூட்டு குடும்பமா இருக்கும்போது, நம்ம தாத்தா பாட்டிகள்லாமே கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புக்க எடுத்து சொல்லி தருவாங்க. அப்ப படிச்சிருப்பாங்க இல்லையா? ஓரளவு படிச்சிருப்பாங்க தமிழ் படிக்கத் தெரியும் இல்லையா? என்ன பண்ணியிருப்பாங்க? சொல்லி குடுப்பாங்க. அப்படி சொல்லி குடுக்கும் போது அதோட அழகான ஒரு இனிமையான கண்டிப்பும், இந்த அழகான ஆசிரியர் பயிற்சியும், அவங்களோட அனுபவம் சேர்ந்து வந்து அந்த பேர குழந்தைங்களுக்கு கெடைக்கும். ஆனா, இப்ப எல்லாமே செயலியில தான் வந்து அனுப்புவோம். எல்லாமே நீங்க அதிலே தான் பாத்து தான் உங்க புள்ளைக்கு சொல்லிக் குடுக்கணும், அப்படிங்கிற ஒரு காலம் வரம்போது, அது என்ன ஆகுது? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்டீன்னா, அந்த பெரியவங்களுக்கு அது அந்த அளவுக்கு பயன்படுத்த தெரியாது இல்லையா? அப்ப வந்து நீனே பார்த்துக்கோமா, அப்டின்னு அந்த அம்மாகிட்டேயே அந்த பொறுப்ப ஒப்படைக்கிறாங்க.
கண்டிப்பா. ம். கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ம். ம். ம். கண்டிப்பா.
இத வந்து நீங்க எப்படி பாக்கிறீங்க?
அதாவது, ஆ இந்த செயலியால வந்து அந்த ஹோம்வர்க் பண்ண முடியாம போகுறது, போறதா இருக்கட்டும். அதுல வரக்கூடிய ஹோம்வர்க் வந்து ஒழுங்கா பண்ணிட்டு போகாம போனா அம்மாவே எல்லாத்தையும் பாத்துக்கும்னு சொல்றது, இதெல்லாமே வந்து ஒரு அதான் சொல்றேன் இல்லைங்களா, அவங்க வேலைய வந்து அவங்க சுருட்டிக்கிறாங்க, வேலைய வந்து கம்மி பண்ணிக்குறாங்கன்றத நம்ம பாக்க முடியுது. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, அப்பா அம்மா வந்து வெளியூரில வேல பாக்குறாங்க, பையன் வந்து தாத்தா பாட்டி வீட்ல வளர்றான், சரிங்களா? இப்ப ஸ்கூல்ல வந்து மிஸ்ஸு வந்து ஏதோ ஒரு காயம் அவனுக்கு ஆ ஆ நடந்துடுது வியோ ஸ்கூல்ல வந்து ஓடும்போதோ, விளையாடும்போதோ வந்து அவன் கால்ல வந்து ஒரு காயம். ஆமா. அந்த பையன் அழுவுறான் 1வது படிக்கிற பையன் அந்த பையன் அழுவுறான், கத்திக்கிட்டு அழுவுறான். அம்மா, அம்மா, அம்மான்னு அழுவுறான். குழந்தைங்கள அப்படித்தானே ம ப பெரும்பாலும் அழுவாங்க. இப்போ நா மிஸ்ஸால அவன சமானப்படுத்த முடியல. அப்ப அந்த பையன்ட்ட நாங்க கேட்குறோம். உனக்கு என்னப்பா வேணுன்னு கேட்குறாங்க? அந்த பையன் என்ன சொல்றான்? நான் எங்க அம்மா அப்பாட்ட பா பாக்கணுன்றான். அப்பா, அம்மா உடனே வர சொல்ல முடியாது அவங்க வரணும் அப்படின்னா 1 நாள் து பயணம் பண்ணியே ஆகணும். உடனே அவங்க என்ன பண்றாங்க? அவங்க மிஸ் என்ன பண்றாங்க? வீடியோ கால் அந்த பையனே சொல்றான், வீடியோ கால்ல காமிங்க, எங்க தாத்தா பாட்டி வீடியோ கால் தான் எங்க அம்மா அப்பாவ காமிப்பாங்க அப்டின்ட்டு, உடனே இவங்க வீடியோ கால்ல காமிக்கிறாங்க. வீடியோ கால்ல காமிச்சதும் அந்த காயத்த வந்து அந்த பையன் காமிக்கிறான், அவங்க அப்பா அம்மாகிட்ட. இங்க பாருப்பா! நான் விழுந்துட்டேன் கீழ, எனக்கு வலிக்குது, அம்மா வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா என்ன பண்றாங்க? சரிப்பா ஒண்ணும் இல்ல விட்டுடு, சரியாய்டும். அம்மா வந்து மருந்து வாங்கிட்டு வந்து வர்றேன் நான் ஊருக்கு வரும்போது மருந்து வாங்கிட்டு வர்றேன், நீ அழாத! அப்படின்னு ஒரு சமாதானம் படுத்துறாங்க அவ்ளோதான்.
ம். செரி. ஏதோ ஒரு விதத்துல காயம் ஏற்படுத்துது. ம். ம். ஆமா, ஆமாங்க. ஆமாங்க.
ஆனா, நிஜமாலுமே அந்த கொழந்தைக்கு அந்த எடத்துல என்ன வேணும்?
அந்த அரவணைப்பு தான் வேணும் அந்த கொழந்தைக்கு. அந்த அரவ ம்
ஆமா. அத தூக்கி அந்த மு புண்ல வந்து, அந்த அம்மாவுடைய மூச்சு காத்து பட்ற படுற மாரி, அத ஊதிவிட்டு, இது ஒண்ணும் இல்ல சா அந்த கண்ண வந்து கையால தொடச்சி விட்டு, இல்ல அந்த சேலையோட நுனியால அந்த கண்ண தொடைச்சி விட்டு, அத தூக்கி இக்கத்துல வச்சு ஒரு கொஞ்சு ஒரு கொஞ்சு, இந்த மாரி "ஒண்ணுமே இல்லம்மா! விழுந்துட்டியா கீழ? சரி வா ஹாஸ்பிட்டல் போலாம், இரு முட்டாய் வாங்கிட்டு வந்து தர்றேன்", எதோ ஒரு ஆறுதல் வார்த்தை. அதை செய்யணும் இல்லைங்களா? அது வந்து அங்க இல்லாம போகுது.
ஆமா. ரொம்ப அழகா சொன்னீங்க.
இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஆமா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை வந்து இப்டிதான் பார்க்குறாங்களே. கொழந்த பெத்துக்குறாங்க, தாத்தா பாட்டி வீட்ல விட்றாங்க, அவங்க வேலைக்கு போயிட்றாங்க. வேலை, பணம் அது மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர, இந்த அரவணைப்பா இருக்கட்டும், இந்த அன்பா இருக்கட்டும், இந்த ம் இந்த உறவுகளுடைய முக்கியத்துவமா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து அவுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒவ்வொரு உ உ உதாரணமும் இப்ப நடைமுறையில வந்து உள்ளது தான். பெற்றோரா இருக்கட்டும், அந்த தாத்தா பாட்டியா இருக்கட்டும், அந்த டிஜிட்டல் மூலியமா எந்த அளவுக்கு வந்து, இணையதளத்துல வந்து அதாச்சும் அடிமையாகி இருக்காங்க! அதனால வந்து தூரம் வேணா சுருங்கும். ஆனா வந்து உறவுகளோட உறவு முறையும் சேர்ந்து சுருங்குது, அப்டிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. வேற எது? இப்ப இத தடுக்குறதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு வழிமுறைகள் இருக்கா?
ம். ஆ, தடுக்கிறதுக்கு வழிமுறைகள் என்னென்னா, எல்லாருமே பழையபடி அந்த கூட்டு குடும்பமாவே ஒரு வாழ்க்கைய வாழணும், அதாவது இப்போ நான் எங்க அண்ணன உதாரணம் சொன்னேன் இல்லேங்களா! எங்க அண்ணன் வேலை பார்க்குற இடத்துக்கே எங்க அப்பா அம்மாவ கூட்டிட்டு போயிர்லாம், அப்பிடி இல்லன்னா இவுங்க இருக்கிற இடத்துக்கு அவுங்க வந்துர்லாம், அவுங்க ஆனா அந்த ஒரு முடிவு வந்து அவுங்க எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க, இன்றைய தலைமுறை எல்லாருமே அந்த ஒரு முடிவு எடுக்க தயங்குறாங்க, பெத்த அப்பா, அம்மா கூட இருக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, நூத்தில ஒரு 10 சதவீதந்தான் வந்து அவுங்க அப்பா, அம்மா கூட இருக்காங்களே! தவிர எல்லாருமே அப்பா, அம்மாவ விட்டு பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க, அதாவது ஒரு வெளிநாட்டில இருந்தா பரவாயில்லேங்க, ஒரே மாநிலத்தில வந்து வெவ்வேறு ஊர்கள்ல இருந்துக்கிட்டு ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் தான், அது அவன், அவன் வந்து இங்க வந்து இருக்கலாம் தாராளமா இருக்கலாம். இல்ல இவுங்களும் அங்க கூட்டிட்டு போயிட்டு கூட தங்க வச்சுக்கலாம். 1 தப்பு கிடையாது. அங்கேயும் சொந்த வீடு இருக்குது.
ஆமா. ஆ. ஆமாங்க. உங்க அம்மா, அப்பா போவாங்கலா அண்ணா கூட. அம்மா அப்பா போகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
அது, அது அண்ணன் வந்து அவங்கள வந்து இது பண்ணி கூட்டிட்டு போணும். அண்ணன் தான் சொல்லணும். வயசாயிட்டே போயிட்டு இருக்குது, என் பையனும் வந்து தாத்தா, பாட்டிட்ட விளையாடணும், அவங்க தாத்தா பாட்டியோட ஆசை அரவணைப்பும் அவனுக்கு வேணும். நீங்க என்கூட கிளம்பி வாங்கம்மா! அ இருக்கிற வீட கூட வாடகைக்கு விட்டுர்லாம், நம்ம அங்க போயிக்கலாம் வாங்க அப்பிடின்னு அண்ணன் அதாவது அந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லயா! அவுங்க தான் வந்து சொல்லி புரிய வைக்கணும். அதாவது மூத்த தலைமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிவாதத்தோட தான் இருப்பாங்க, ஆனா அவுங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிற கடமை வந்து, இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு வந்து அதிகமாவே இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லேங்களா, ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் விழுந்துட்டான்னு சொன்னேன் இல்லேங்களா. அழகா அந்த பையனை கூட்டிட்டு போலாம். அவுங்க வேல செய்ற இடத்துக்கே கூட்டிட்டு போலாம். அவன ஒரு ஸ்கூல்ல போட்டு அவுங்க பாட்டுக்கு வேலை செய்யலாம்.
ம். ஆமாங்க. ஆமா. அது அது வந்து எந்த ஒரு இதுவுமே கூட சொல்லவே முடியாதுங்க. எப்டி தான் பெத்த குழந்தைய தான் கூட தான் வச்சு வளத்தா தான், அப்போ பின்னாடி வரும் காலங்கள்ல அந்த கொழந்தைக்கு வந்து அந்த அம்மாவோட அ அரவணைப்பு, அப்பாவோட கண்டிப்பு எல்லாம் கடச்சு ஒரு அழகான ஒரு குழந்தையா வந்து இந்த சமூகத்துக்கு வந்து கிடைப்பான். தாத்தா பாட்டிகிட்ட இருக்கும்போது கொஞ்சம் செல்லம் கொஞ்சிக்கிட்டு, அவுங்க தாத்தா பாட்டி வந்து என்ன பண்ண மாட்டாங்க, "தூரமா அம்மா, அப்பா தூரமா இருக்காங்க. இவன் வந்து ஏங்கி போயிருவான்." அப்படிங்கிறது. கேக்கிறதெல்லாம் வாங்கி குடுத்து சின்ன சின்ன கண்டிப்புகள் கூட கண்டிக்காத மாதிரி வளரும்போது, அதோட மாற்றங்கள் வந்து சமூக மாற்றங்கள் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருக்கும். அத வந்து என்ன பண்ணிக்க மாட்றாங்க அப்டின்னா, அந்த பெற்றோர்கள் புரிஞ்சுக்க மாட்றாங்க. அப்பதைக்கு நான் தான் சந்தோஷமா இருக்குறோமா, "புள்ள எங்கே வேணாலும் வளந்துட்டு போது!" அப்படிங்கிற மாதி இருக்காங்க. இதே வந்து இவுங்க அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த கொழந்தை வளர்ந்து இவுங்கள முதியோர் இல்லத்ல தள்ளிவுடும் பாத்தீங்களா, அப்போ வந்து நான் சந்தோஷமா இருக்குறேன். இது முதியோர் இல்லம் கார வரதுக்க்கு காரணமே இந்த மாதிரி வந்து குழந்தைய அவுங்க வந்து கவனிக்காதது தான். பின்னாடி அந்த மாரி ஒரு அட்டாச்மென்ட்டே இல்லாம, முதியோர் இல்லத்ல போயி தள்ளி உட்டுட்டு, "நீ பாட்டு இரும்மா, நான் பாட்டு இங்கே என் குழந்தையோட சந்தோஷமா நான் இருந்துக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய்டுவான். பின்னாடிக் ஆக மொத்தம் கஷ்டப்பட போறது அந்த அம்மாக்கள் மட்டும் தான்.
உணர்ந்து ம். ஆமா. ம். ஆமா. ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த இணையம், சமூக ஊடகங்கள் குடும்ப உறவின் தலைமுறை இடையிலான தூரத்தை எப்படி சுருக்கின அப்படின்ற பத்தி எங்கிட்ட அழகா சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசியதுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி.
நன்றிங்க.